இப்போ, இந்த சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா குப்பைகள்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் வந்து பிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பணியாளர்களுக்குலாம். அப்டி இருக்கும்போது இந்த குப்பை பிரித்தல வந்து நம்ம எங்கருந்து தொடங்கலாம், அப்படி தொடங்கினா எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கும். அப்டின்றத பற்றிலாம் கொஞ்சம் சொல்றீங்களா?
ஆ. நிச்சயமா. இதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா நம்ம வந்து சிங்கப்பூர தான் உதாரணமா எடுத்துக்கணும். ஏனா, 1970கள்ல வந்து அவங்க மலேசியாவில இருந்து தனியா தொரத்தி அனுப்பிச்சாங்க சிங்கப்பூர. "நீங்க வந்து ஒரு குப்பை காடு, ஒன்னத்துக்கும் உதவ மாட்டீங்க" அப்டிங்கிற மாரி தொரத்தி அனுப்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து ஆனா, சிங்க சிங்கப்பூர் எப்டி இருக்கு? இன்னைக்கு எப்டி இருக்குதுன்னு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. இந்த இதுல. அதனால வந்து அப்போ வந்து அத தொரத்தி அனுப்பிச்ச அப்ப, அங்கு லீ குவான் அப்டி என்று சொல்ட்டு ஒரு பிரதம மந்திரி இருந்தாரு. அவரு தான் வந்து ரொம்ப ஒரு மாரி வருத்தப்பட்டாரு. "இந்த மாரி நம்மல அசிங்கப்படுத்த அனுப்புறாங்க" அப்டின்னு. உண்மையிலேயே அவங்க சொன்ன மாரி அது குப்பை காடாக தான் இருந்துது, சிங்கப்பூர் அப்டிங்கிறது. யாருமே அப்போ அவுரு சொன்னாரு "நான் இத மாத்தி காட்றேன்" அப்டின்னு. கடுமையான சட்ட திட்டங்கள், விதிமுறைகள் அதுல இந்த குப்பையை பிரித்தல், குப்பையை உருவாக்கும் இடத்திலேயே அத வந்து எப்டி பிரிக்கணும், எப்டி போடணும் இந்த மாரி பல அந்த விதிமுறைகள மீறினா 6 மாத சிறை, 1 வருட சிறை அந்த மாரியான ஒரு க கடுமையான சட்ட திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அங்க.
சரி. ஓ! ஆ. ஆமா. ம். சரி. ம். அதாவது இந்த குப்பைகள வந்து நம்ம வீட்டிலயே எப்டி பிரிக்கணுன்ற மாரி ஒரு சட்டம் போட்டாரா?
அதாவது வீட்டில மட்டும் இல்ல. இப்போ பள்ளிக்கூடங்கள் ஆகட்டும், அங்க சிறு குழந்தையாகட்டும். தெருவில இருக்கிறவங்களாகட்டும். ஒரு பிசினஸ் ரன் பண்ணுவாங்கல்ல, ஹோட்டல் ஆகட்டும். யாராக இருந்தாலும். அதை அங்க உருவாக்கப்படுற இடத்திலயே மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அப்படின்னு 2 அது ஒரு நமக்கு அது மட்டும் தான் தெரியும். ஆமா பிரிச்சு போடணும். அவங்க அதுக்கு மேலேயும் போய் என்ன பண்ணுவாங்க? அப்படின்னா
ஆ. ஆமா. பிரிச்சு போடணும். ஆ.
இந்த வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த கார்ட்போர்ட் தனியா, கண்ணாடிய தனியா, இரும்பு பொருட்கள் தனியா எலக்ட்ரிக்கல் பொருட்கள் தனியா, இந்த மாரி கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான கலர்கள்ல பிரிச்சு போடுறத கொண்டு வந்தப்போ, இது நான் இன்னைக்கு பண்ணுறதே இது ரொம்ப கடினம். இங்க சரிங்களா. நான் சொல்றது. இது 1989, 90 இத அவர் பண்ணி அத வந்து சிங்கப்பூர் குப்பை காட்டில இருந்து அவரு வந்து ஒரு எல்லோரும் நிமிர்ந்து பார்க்கற மாரி, இன்னைக்கு நம்மால போய் சிங்கப்பூர்ல வந்து ஒரு PR, அதாவது அந்த ஊர் சிட்டிசன்‌ஆ மாறணும், நாம அப்ளை பண்ணினா கிடைக்கிறதற்கான வாய்ப்புகள் 1/10 அதாவது 2/100 பேருக்கு தான் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நாடாயிருச்சு.
ம். புரியுது. ஆமா, கண்டிப்பா. கண்டிப்பா. ஒரு கஷ்டமான ஒரு புரோசஸ் இல்லையா? அது நமக்கு கிடைக்கிறதுக்கு.
ஆமா, ஆமா, ஆமா. அதனால வந்து அதை ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு. இப்போ நாம நம்ம நாட்ட எடுத்துக்குவோம்ன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா. இங்க வந்து குப்பைகள் வந்து உருவாகாத இடமே விரல் விட்டு எண்ணீரலாம் நம்ம இதுல.
சரி. கண்டிப்பா, அப்படி ஒரு இடம் இருந்தா, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். <laughs>
ஆமா, நம்ம அ இல்ல, இல்ல. அப்படி எதுவும் இங்க கிடையாது. இங்க வந்து நீங்க இப்போ, நீங்க இப்போ பஸ்ஸில போனாலும், சாப்ட்டுட்டு கவர தூக்கி போடுவாங்க. அதே ட்ரெயினில போனாலும், சாப்பிட்டுட்டு கவர தூக்கி போடுவாங்க. காரில போறவங்க எதை பத்தியும் கவலைப்படாம வந்து வாட்டர் பாட்டில தூக்கி வெளியே போடுவாங்க. ஏன்னா, இங்க வந்து அந்த சிவிக் சென்ஸ்ன்னு ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தனது பொறுப்பு, தனது நாடு, தனது குப்பை, அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இங்க சுத்தமா கிடையாது. அதனால இது வந்து எல்லா இடங்களிலிருந்தும் உருவாகணும். இந்த சொல்லி தரப்படுதல் அப்படிங்கிறது. ஆனா, முதல் இதை வந்து முதல்ல எங்க ஆரம்பிக்கணும். அதாவது இதை பர்ஸ்ட் பிரையாரிட்டியா, எங்க நம்ப கொண்டு போய் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணணும்ன்னு கேட்டா நான் எங்க சொல்வேன் அப்படின்னா, பள்ளிக்கூடங்கள் தான் சொல்வேன். இந்த இத.
ஆமா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ம். சிறப்புங்க. ஒரு நல்ல இடத்த வந்து நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். எதிர்கால சமுதாயமே அங்க தான இருக்கு.
ஆமா. அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்க தான் நாளைக்கு அப்பா, அம்மா ஆவாங்க. கணவன், மனைவி ஆவாங்க. அவுங்க இன்னும் குழந்தைகள் பெத்துக்குவாங்க அப்டிங்கறப்ப, அந்த எங்க வந்து விதைய எங்கு விதைக்கணுமோ அங்கு விதச்சா தான், அது வளர்ந்து வர்தற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா.
ம். சிறப்பான கருத்து. சொல்லுங்க.
ம். அதான் அவங்ளுக்கு வந்து ஒரு அ என்னன்னா அந்த அத ஒரு இப்போ தூங்குறது, பல்லு விளக்கிறது மாரி குப்பைய பிரிக்கிறதையும் ஒரு பழக்கமா வந்து ஒரு சப்ஜெக்ட்‌ல வைக்கணும். இப்ப வந்து, அது எப்டி இருக்குன்னா ஒரு தியரியா தான் இருக்கு. இத படிச்சி ஒரு 3 மார்க் பதிவு பண்ணணும் இல்ல ,10 மார்க் மதிப்பிடணும் அந்த மாரி இருக்கிறத.
ம். கண்டிப்பா. ஏரியா. அதாவது ஒரு மூலையில இருக்குன்னு தான் நினைக்கிறன் நானு. நான் படிக்கும்பொழுதெல்லாம் இந்த குப்பை பிரித்தில் வந்து ஒரு 10வது கடைசி பாடத்துல தாங்க இருக்கும்.
ம். ஆமா.
அப்படி இருக்கும் இல்லையா?
அதுக்கு அது ஆமா. அதுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்றதுல்ல. நீங்க சரியாக சொன்னீங்க. ஏதோ ஒரு அது 10 படமா கடைசியில இருக்கிறதா நீயே படிச்சிக்கோ அப்டின்னு போய்டுவாங்களே தவிர. யாரும் அத பத்தி பெரியதா இது பண்ணமாட்டாங்க. அதனால இதற்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, குப்பைய எப் எப்டி பிரிக்கலாம் அப்டிங்கிறது. இப்ப இங்க என்ன ஒரு எண்ணம் இருக்கு அப்டின்னா, இந்த குப்பை அள்றது வந்து ஒரு கேவலமான இது. இந்த குப்பை வந்து அள்றவங்க கேவலமானவங்க அப்டிங்கிற மாரி ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கு. அப்போ அந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையும் முதல்ல மாத்தணும் அப்டின்னா. குப்பைங்கிறது, எல்லா இந்த குப்பைய வந்து மறுசுழற்சி பண்றதுனால தான் வந்து நம்ம சர்வைவ் ஆக முடியும். அப்போ மறுசுழற்சி எதுக்கு வந்து பிரிக்க சொல்றாங்க அப்டின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா, எல்லாத்துக்குமே. அப்போ வந்து குப்பைகள்ல வந்து நெறைய ரகம் இருக்கு. அதாவது, இந்த உணவுப் பொருட்கள், அழுகும் பொருட்கள், காய்கறிகள், பழங்கள், நா மாமிசங்கள் இந்த மாரி விஷயங்கள். இல்ல, வந்து தானியங்கள் ரொம்ப நாள் வச்சிருக்க தானியங்கள். இது எல்லாமே என்னாகுன்னா, அழுகி மண்ணோடு மண்ணா போயி ஒரு விதமான இது வந்து ஒரு கெட்ட நாத்தத்த உருவாக்கும், இந்த இதெல்லாம். அப்ப அத வந்து எல்லாத்தோடையும் கலந்து வச்சுட்டோம். அதாவது மித்த குப்பைகளான, மரங்களோடையோ அப்டி இல்லனா பட்டைகளோடையோ கலந்து வைக்கிறப்ப, அத வந்து சரியான நம்மால வந்து சரியான முறையில வந்து அத வந்து இந்த டிஸ்போஸ் பண்ண முடியாது. சரிங்களா. அதே மாரி இப்போ. ம்
ம் ஆமா. ம். புரியுது. கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பா. கண்டிப்பா. சீக்கிரமா ஒரு சில பொருள் வந்து மக்கும். ஒரு சில பொருள் வந்து மக்குறதுக்கு நேரம் எடுக்கும். அத வந்து சரியா பிரிச்சு வச்சா, சீக்கிரமா மக்குறது சீக்கிரமா மக்கிடும். மக்காதது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் இல்லையா?
ஆமா. இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. இப்ப ஒரு குப்பை மக்கும் நான் சொன்னன் இல்லையா, அதாவது இந்த மக்கும் குப்பை, அதாவது ஆர்கானிக் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த விஷயங்களுக்கு நீங்க பெரிதான ஒரு ப்ராசஸ் பண்ணணும்னு இந்த விஷயத்துக்கு நீங்க ஒரு பெரிதான ப்ராசஸ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இருக்காது. இது எப்டி பண்ணணும் அப்டின்னா, ரொம்ப எளிதா ஏதாவது ஒரு கு குழி தோண்டி மூடிட்டாலே வேல முடிஞ்சு போச்சு இதுல. ரொம்ப எளிதா வந்து இதாயிரும். அது குளோஸ் பண்ணி வச்சுட்டா வந்து, அந்த ஈ வராம மட்டும் பாத்துக்கணும். அத மட்டும் பாத்துக்கிட்டா அதுவே மக்கி மண்ணோட உரமா மாறி போயிரும். சரிங்களா. ஆனா ம்.
ஆமா. ம். கண்டிப்பா. சிறப்பா சொன்னீங்க. சிறப்பு. இந்த பூத்தொட்டிகள், செடிகள்லாம் வளர்க்கிறவங்க வந்து அவங்க செடிக்கு கீழ போட்டு புதச்சுட்டாலே வேல முடிஞ்சிடும் இல்லையா?
ஆமா. ஆனா அதுக்கு வந்து வளர்க்கதற்கான ஒரு தனிப்பட்ட இடம் அப்டின்கிறது இருந்தா தான் அது பண்ண முடியும். அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்டின்கிற ஒரு காலகட்டத்துக்கு நாம வந்ததுக்கப்புறம், அத நாம செய்ய சொல்லி வலியுறுத்றது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் இல்லைங்களா? இந்த இதுல. அதனால அடுத்தது வந்து இந்த பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா, அதுல வந்து அதோட அளவு அதாவது திக்னஸ் அப்படிங்கிறது எவ்ளோ அப்டின்னு பார்க்கணும். அது எவ்ளோ திக்னெஸ்ஸா இருக்கோ அத பொறுத்து திக்னஸ் அதிகமா இருந்தா நம்ம வந்து அத வந்து இது பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா ரீசைக்கிள் வந்து பண்ணிக்கலாம். மறு மறுசுழற்சி முறையில திரும்பவும் உபயோகிக்கிற பொருளா வந்து மாத்த முடியும் சரிங்ளா? அதே மாரி அட்டை எடுத்துக்கிட்டீர்ங்க அப்டின்னா, கார்ட்போர்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நாம பேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்வோம், அந்த விஷயங்களையும் நம்மால மறுசுழற்சி பண்ண முடியும். ஏன்னா அது மரத்ல இருந்து உருவாக்கப்பட்டது. அது மக்கியும் போய்ரும் அது உபயோகிக்க முடியலைன்னா சரி. ஆனா, உபயோகிக்க முடியுங்கிற ஒரு கட்டத்ல இருக்றப்போ அதையும் நம்மால பாத்தீங்கன்னா, நீங்க சில பொருட்கள் வாங்குறப்போ அந்த இடத்துல ஒரு 3 வந்து கோடு போட்டு காமிச்சிருப்பாங்க. ஒண்ணா ஒரு முக்கோணம் மாரி போட்டு ரீசைக்கிளபிள் அப்டின்னு போட்டிருப்பாங்க.
ம். கண்டிப்பா. சரி. சரி. ஆமா. ஆமா. ஆமா, ஆமாமா. நான் பார்த்துருக்கேன் இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் வாங்குவோம் இல்லயா? அதுக்கு மேல வந்து இப்டி போட்டு தான் ஒரு இதுலாம் வந்திருக்கும் நான் பார்த்துருக்கேன்.
ஆமா. அந்த மாரி இருக்கு, இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் வந்து யா எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னா, குப்பைய பிரிச்சு குடு, பிரிச்சு குடுன்னு அரசாங்கம் சொல்லுதே தவர, "எதுக்கு பிரிச்சுக் கொடுக்கணும்?" அப்படின்கிற ஓ, இந்த காரணத்த வந்து யாருக்கும் சொல்றதில்ல. இவங்களுக்கு. இது, உன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இப்ப, என்னுடைய வீட்ட எடுத்துக்கோங்களேன், என்னுடைய நகராட்சி நான் த நான் வந்து கோயம்புத்தூர்ல தங்கிருக்கேன். என்னோட நகராட்சி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, குப்பைய பிரித்து தான் வாங்கணும். இல்லைன்னா, அந்த குப்ப கலெக்ட் பண்ண வாரவங்க, வாங்கமாட்டாங்க. இந்த இதுல.
ம். கண்டிப்பா. சரி. ஓ!
ஆமா.
ஏன்? அவங்களுக்கு அப்படி ஒரு சட்டம் இருக்கு.
அவங்க ஒ ஆமா. இங்க வந்து அந்த விதிமுறைய உருவாக்கிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா, குப்பை வந்து அவங்க வந்து காலையில வரப்போ வந்து, அவங்க உட்கார்ந்து பிரிச்சிட்டுருக்கறது, ஒவ்வொரு வீட்டுக்கும் வேலைக்கு ஆகாது. இல்லைங்களா, இந்த விஷயத்துல?
கண்டிப்பா. சிறப்பா சொன்னீங்க. நம்ப வீட்டு குப்பைய வந்து, நம்பளாலயே பிரிக்க முடியல, அதுக்கு நேரம் இல்லன்னா. அவங்க இத்தன பேரு வீட்டு குப்பைய, எப்படி பிரிப்பாங்க? இல்லையா?
ஆமா. ஆமா, நிச்சயமா முடியாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் 1/2 கிலோ, 1 கிலோ குப்பைங்கிறப்ப, அது கடினமா இருக்கும். அதனால வந்து, இந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில வந்து, "குப்பைகள் பிரித்தல்ன்னா என்ன? அதற்கு என்ன காரணம்?" அப்படின்னு நம்ம சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, வருங்காலத்துல மாத்துறக்கான ஒரு சிறந்த ஆரம்பப் புள்ளியா, அந்த இடம் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த இதுல.
ம். ம். கண்டிப்பா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதுவும், முதல்ல இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி குடுத்துட்டா, அவங்க வீட்லயும் பின்பற்றுவாங்க, அவங்க எதிர்கால சமுதாயத்துக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி, அடுத்து நம்ம வீட்லயுமே பண்ணி பண்ணிட்டோன்னா, ஒரு ஒருத்தரா மாற, மாற கண்டிப்பா ஒரு நாள் வந்து இது ஒரு நல்ல இதுவா மாறும், இல்லையா?
ஆம். ஆமா. இது பள்ளிக்கூடத்துல எடுக்க வேண்டிய ஒரு முயற்சி. 2 வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இப்ப எல்லா வீட்லயும் குடும்பத் தலைவிகள்லாம் இருப்பாங்க, இல்லையா? அவங்களுக்கு வந்து ரொம்ப வேகமா சமைப்பாங்க. அதனால அந்த நேரத்துல, இது மக்கும் குப்பை, மக்கம் கு மக்காத குப்பை அப்படின்னு பிரிச்சு போடுறது வந்து, ரொம்ப கடினமான காரியமா இருக்கு. ஏன்னா அது யோசிக்கணும். அவங்க டக்கு, டக்குனு சமைக்குறப்ப. அப்புறம்,
சரி. ஆமா. அவங்களே ஏற்கனவே பயங்கர ஒரு மன அழுத்தத்துல, ஒரு பிரஷர்‌ல வேக, வேகமா கட்டிட்டுருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து சொன்னா, "ஏன் எனக்கே சொன்னீங்கன்னா?" அப்படி வந்து "பிரிச்சு போடுன்னு சொன்னார்ன்னு வைங்களேன் எங்க வீட்டுக்காரு," பயங்கரமா சத்தம் போட்டுருவேன், நானு. <laughs>
ஆமா. ம். ஆ, புரியுது. பாத்தீங்களா, இப்போ உங்களுக்குள்ளயே இவ்வளவு ஒரு எதிர்ப்புகள் இருக்கிறப்ப, இத வந்து உங்ககிட்ட மாத்துறது ரொம்ப கடினமான விஷயம். ஆனா, நீங்க சொன்னா நம்பமாட்டீங்க. ஜெர்மனில வந்து, குப்பைய 12 விதமா பிரிச்சு வாங்குவாங்க. எல்லா இடத்திலயும். அது எதுவா இருந்தாலும், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கலர் கோடிங் வந்து குடுத்துருவாங்க, ப்ளூ கலர், பச்ச கலர் அப்புறம் வந்து மஞ்சள் நிறம், ஆரஞ்சு நிறம், எதெத எதுல போடணுன்ருக்கு. அதற்கு நேரா ஒரு கேமராவும் வச்சிருப்பாங்க. அந்த ஊர்லலாம் குப்பைய, யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னா, நாம கொண்டு போயி அங்க கீழ அந்த பொதுவான இடம் இருக்கும், அதுல நாமளே நின்னு பிரிச்சு போடணும். அ, ஆமா, அப்படி போடல அப்படின்னா அதுக்கு வர ஃபைனுக்கு நீங்க வந்து, ஒரு அ, 4 மாசம் வேல பார்க்குற மாரி இருக்கும்
சரி. ஆ. ம். சரி. ஆ. போட்டுட்டு வரணும், ஆ. ஓ! இல்ல. அதாவது நம்ப வீட்டுக்குள்ள வச்சுக்கினா கூட அவங்க கேட்பாங்களா?
வீட்டுக்குள்ள உங்களால வச்சுக்க முடியாது. வீட்டுக்குள்ள இருந்தா நாத்தம் அடிக்காதா? குப்பை.
நம்ப வீட்டு கிட்ட நான் கேக் நம்ப
எங்கேயுமே நீங்க வைக்க முடியாது. வச்சிங்கன்னாலும் ஃபைன் போட்டுருவாங்க, அதுக்கு தனி வந்து டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க. அவுங்க வந்து அத செக் பண்ணி அந்த கேமரால ஃபைன் போட்டு வீட்டுக்கு வந்துரும். உங்ககிட்ட யாரோ "ஏன் இத பண்ணீங்க? அத பண்ணீங்க?" அந்த விஷயம்லாம் கேட்கவே மாட்டாங்க. நேரா வந்து உங்களுக்கு ஃபைன் வந்துரும். அந்த ஒரு அபராதம் அப்படிங்கறது எவ்வளோ இருக்குன்னா? நம்ம ஒரு 3 மாசம் அதுக்கு உழைக்க வேண்டியதா இருக்கும். அந்த அபராதத்தை கட்டுறதுக்கு.
ஓ! சரி. ம். புரியிது, புரியிது. அந்த அளவுக்கு வந்து சட்டங்கள் கடுமையா இருக்கிறதுனால தான் மக்கள் வந்து பின்பற்றுறாங்கன்னு நான் நெனைக்கிறேன்.
ஆமா, ஆமா. இங்க வந்து என்னென்னா, அக்கவுண்டபிலிட்டி கிடையாது. இத நான் செய்தேனு உன்னால இதை வந்து இது பண்ண முடியுமா? ப்ரூப் பண்ண முடியுமா? அப்படின்னு ஏன்னா, இங்க மக்கள் வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கறது இல்ல அப்படிங்கிறப்ப "அந்த பொறுப்ப வந்து நீங்க வந்து சில இடங்கள்ல கடுமையான விதிமுறைகள் கொண்டு வந்தால் மட்டுமே" அத மாற்ற முடியும். அப்படின்னு, அதுல ரொம்ப கடுமையான ம்.
ம். இதுல, எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப, நீங்க சொன்ன மேல்நாடுகள்லாம் வந்தீங்கன்னா, மக்கள் தொகை வந்து ஒரு கணிசமான அளவு தான் இருக்கும். இங்க எக்கச்சக்கமான மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்றப்ப, இது சாத்தியமா இருக்குமான்னு எனக்குத் தெரியலையே.
இது வந்து மனிதர் இப்போ மக்கள் தொகை அதிகமா இருக்கு. அப்படின்னு நீங்க சொல்றீங்க சரி. ஆனா வந்து அமெரிக்காவிலயும் மக்கள் தொகை அதிகமா தான் இருக்கும். நம்ம அளவுக்கு அவங்க இல்லாட்டினாலும் அவங்ககிட்ட தான் இருக்கு. இதே வந்து நீங்க யு.கே. எடுத்துட்டு போனீங்கன்னாலும் மக்கள் தொகை அதிகமா அதாவது அந்தந்த ஒரு ஏரியாங்கிற போது அது வருது. நான் வந்து மக்கள் தொகைய வந்து நாம காரணம் சொல்லலாம். என்ன ஆயிரும்ன்னு தெரியுங்களா? இந்த குப்பை சரியா பிரிக்கலைன்னா என்ன ஆகும்? அப்படிங்கிறதை நாம முதல்ல தெரிஞ்சுகிட்டோம்ன்னா இது எவ்வளவு ஆபத்தான விஷயம் அப்படின்னு. இப்போ குப்பை பிரிக்கல அப்படிங்கிறப்ப, நீங்க பேர் சென்னை போயிருக்கீங்களா நீங்க?
ம். ம். ம். போயிருக்கேன்.
சென்னையில பெருங்குடின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதிக்கு வந்து போற வழி ஒன்னு இருக்கு. அதில நீங்க போனீங்கன்னா, பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைட்‌ல வந்து குப்ப வந்து மலை மாரி இருக்கும். பார்த்து இருக்க ஆ ஆ ஆமா.
குப்பை கிடங்குகள் இருக்கும். பாத்துருக்கேன் துர்நாற்றம் வீசும். அது கிட்ட போறதுக்கு முன்னாடியே.
ஆமா, முன்னாடியே வீசும். அந்த பகுதியை கடக்கிறப்ப வீசும். அந்த பகுதியை கடந்ததுக்கப்புறமும் வீசும். இல்லைங்களா, இன்னைக்கு வந்து அது ஒரு சென்னைங்கிற பெருநகரத்தில அதாவது தமிழ்நாட்டின் தலைநகரம். அதில ஏதோ ஒரு ஓரமா இருக்கு. அதனால, அத கடந்து போறப்ப மூக்க மூடிட்டு போயிடுறீங்க. இதே வந்து நாளைக்கு வந்து எல்லா இடங்கள்லயும், உங்க வீட்டு முன்னாடி ஒரு குப் குப்பைய கலெக்ட் பண்ண அது வாங்க வர்றதில்ல. அதாவது, <sucks teeth> <swallows> என்ன பண்றாங்க அப்படின்னா, குப்பைய வந்து தரம் பிரிச்சு கொடுக்காததனால என்னென்ன தரத்தில வேண்டுமோ பிரிச்சுக் கொடுக்காததனால வாங்கல. குப்பையும் அள்ளல. அப்ப என்ன ஆகும்?
கண்டிப்பா. ஆமா. ம். ம். கண்டிப்பா. நம்ம வீட்டுக்கிட்டேயே துர்நாற்றம் வீசும் இல்லையா?
வீட்டுகுள்ள வீசும், கொஞ்சம் நேரங்கள்ல ஒரு 1 மாசம் கழிச்சு என்ன ஆகும்னா வீட்டு வாசல்ல வீசும். 2 மாசம் கழிச்சு வீட்டுகுள்ளேயும் வீசும்.
கண்டிப்பா. புரியுது.
இது வந்து இது வந்து இங்க நடக்கல. இது ஆஃப்ரிக்கால ஆல்ரெடி நடந்துகுட்டு இருக்கு இந்த விஷயங்கள்.
நடந்துட்ருக்கா, நடந்து இது சரி பண்ணிட்டாங்களா?
நடந்துகிட்டு இருக்கு, சரியலாம் பண்ண முடியாது, எப்டி பண்ண முடியும்? அங்க இருக்க அரசாங்கங்கள் வந்து உள்நாட்டு போர்ளனாலயும், மற்ற அவங்ககிட்ட நிதி நிலைமை இல்லாதனாலேயும், மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட ஒரு சராசரி வருமானம் இல்ல அவங்க வாழ்றதுக்கே வழி இல்லைங்கிறப்ப, அவங்க எத பத்தியும் கவலப்படுறதில்ல, தோன்ற இடத்துல வந்து அவங்க உ அ இயற்கை உபாதைகள கழிக்கிறது, தோணும் குப்பைகள அப்டியே தூக்கி போடுறது, அப்டின்னு நமக்கு, இங்க வந்து ஏதோ ஒரு வருமானம் இருக்கு, ஓரளவு இது இருக்குங்கிறனால சிவிக் சென்ஸ் இருக்க மக்களும் இருக்காங்க, ஏதாவது ஒ அரசாங்கமும் ஓரளவு பரவாயில்லாம பண்ணுதுகிறதுனால, இன்னிக்கு நம்மால ஒரு நல்ல காற்ற வந்து சுவாசிக்க முடியுது. நீங்க இப்ப அதே வந்து, சென்னையில இருக்க அதே குப்ப கிடங்கு, உங்க ஊர்ல ஒரு ஏரியால இருக்குனா, நீங்க யோசிச்சு பாருங்க, எப்டி நாம வாழ முடியும்?
ம். புரியுது. புரியுது. கண்டிப்பா. அந்த, குப்பை கிடங்கு இருக்கக்கூடிய சுத்தி வட்டாரத்தில இருக்கிறவங்களால கூட அத வந்து, வாழ முடியாது இல்லையா அங்க?
ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இருக்குற ஊருங்கிறனால சொல்றேன், அங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளலூர்னு ஒரு பகுதி இருக்கு, சரிங்களா, அங்க வந்து இந்த குப்பைய கொண்டு போய் மொத்தமா கொட்டி வச்சுருவாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து வர குப்பைகள், இப்ப அந்த மக்கள் அதால வந்து பயங்கரமான ஒரு அவதி, சுவாச புற்றுநோய் வரது, இல்ல அப்டின்னா, அந்த ஓ சு வாசம் தாங்க முடியாம அங்க இருக்கறவங்களுக்கு வாந்தி பேதி வரது, அதில சில சமயம் தீ வச்சுருவாங்க யாராது, அத வந்து சரி பேப்பர எரிக்கிறேனு, அப்ப அதில இருந்து ஒரு நச்சுத்தன்மை இருக்க வாயு வெளி வந்து அங்க இருக்க குழந்தைகள பாதிக்கிறது. அந்த அந்த பக்கம் நீங்க போனீங்கன்னா, இது இது கோயம்புத்தூரா அப்டினு, எல்லா கோயம்புத்தூர்னா பயங்கரமா காட்டுவாங்க. ஆனா, இந்த குப்பைகள் இருக்க பகுதிய வந்து யாருமே காட்ட மாட்டாங்க. எதுக்கு சொல்றேன் அப்டினா, இத ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி யோசிச்சு சரியா செயல்படுத்திருந்தா, இன்னிக்கு இப்ப இன்னிக்கு வந்து எல்லாமே ஒரு நல்ல அதாவது அந்த குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு, சரியான முறையில மறுசுழற்சி செய்யப்பட்டோ, இல்ல சில குப்பைகளுக்கு வழியே கிடையாது. அத வந்து ஒரு ஓரமா பேக் பண்ணி தான் வப்பாங்க. அந்த மாரி பண்ணலாம். ஆனா இந்த மாரி வழிமுறைகள் மக்கள் பொருட்பெடுத்துகாதனால வந்து, இயற்கையும் பாதிக்குது. நாளைக்கு குழந்தைகள பெத்து நாம சொத்து சேர்த்து வைக்கிறோம். ஆனா அவங்க வாழ்றதற்கான ஒரு நல்ல என்விரான்மென்ட்‌டும் இருக்கணும் இல்லையா? அதனால அத கருத்தில கொண்டு எல்லாரும் இத பிரிக்க ஆரம்பிக்கிறது, எல்லா இடத்துல இருந்து பண்ணா, நல்ல ஒரு மேன்மையா இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து.
சரி. ஓ! புரியுது. புரியுது. ம். ம். கண்டிப்பா. சிறப்பா சொன்னீங்க, ஆனா உங்க கிட்ட நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், நானும் வந்து குப்ப பிரிக்கல்னா என்ன ஒரு சாதாரண விஷயந்தான் அப்டி ஒரு கண்ணோட்டத்துல இருந்தேன். ஆனா நீங்க சொன்னதுக்கப்பறம், இதில எவ்ளோ பேர் பாதிப்படையறாங்கன்னு தெரியும்போதுதான் நம்மளும் வந்து மாத்திக்கணும், அப்டின்னு தோணுது, கண்டிப்பா மாத்திக்கிறேன், உங்க கிட்ட பேசினது மிகவும் மகிழ்ச்சி, மீண்டும் பேசுவோம் நன்றி.
உங்களுடன் பேசிய எனக்கும் மகிழ்ச்சி நன்றி.